கண்டிப்பாங்க, கண்டிப்பா. <laughs> அ இல்ல, அது நான் கரெக்ட்டா தொவரம்பருப்பு தான் போட்டேன். தொவரம்பருப்பு போட்டு வேக வச்சாச்சு. கொஞ்சம் தக்காளி, வெங்காயத்தையும் வதக்கியாச்சு. அ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் சாம்பார் பொடி மாரி ஒரு பொடி நான் செஞ்சேன். நானா வந்து "இந்த பொடி கொஞ்சம் போடு, அத கொஞ்சம் போடு, இத கொஞ்சம் போடு, இத கொஞ்சம் போடுன்னு எல்லாம் போட்டேன்." "என்ன பெருசா சாம்பார் பொடியில என்ன இருக்க போகுது? கொஞ்சம் வந்து மஞ்சள் இருக்கும், கொஞ்சம் மெளகா இருக்கும், கொஞ்சம் இது ஜீரகம் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், இருக்கும் அப்புறம் கொஞ்சம் இது இன்னொரு ஐட்டம் இருக்கும் அவ்வளவுதான் வேற அது ஜாஸ்தி எல்லாம் இருக்காது" சரிங்களா? நான் எல்லாத்தையும் போட்டேன். ஆனா எனக்கு அந்த டேஸ்ட்டே வரல. "ஏ இவனுங்க கிட்ட வந்து டேஸ்ட் பண்ண சொன்னா பயங்கரமா வந்து திட்டுவாய்ங்களே!" அப்டின்ட்டு என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சேன். சரி, அந்த அஞ்சரப்பட்டியில வேற என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம்ன்னு பார்த்தா, கரம் மசாலா ஒண்ணு இருந்துச்சு. "சரி, அதையும் போடு" அப்டின்னு போட்டேன் கொஞ்சம். ஆமா, அதையும் போட்டேன் நானு. அ ஒரு மாரி கோரமா ஆயுருச்சு. கரம் மசாலா போட்டதுக்கு அப்புறம் கோரமா ஆயுருச்சு சாம்பார். <laughs> ஆமா, ஆமா. "ஐய்யயோ!" நான் அப்டியே கொஞ்சம் தூரம் தூரமா வெலகுறேன் நானு. எப்டினா, அந்த வெடி வைக்கிறப்போ பத்த வைச்சிட்டு பின்னாடியே வருவோம் பார்த்தீர்களா? நான் அந்த மாரி பின்னாடியே <chuckles> வந்துகிட்டு இருக்கேன் நானு. "என்னடா இப்டி ஆயுடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியாம" அப்டியே நடுவில விழிக்கிறேன் நானு. அப்புறம் "இன்னும் வேறு ஏதாச்சு இருக்கா? இன்னும் பொடி ஏதாச்சு சேர்க்கலாமானு" பார்த்திட்டிருக்கேன் நானு. பார்த்தா, சிக்கன் மசாலா ஒண்ணு இருக்கு.
அ சூப்பரு. நீ, செஞ்சீங்களா? ம். ம். ம். ம். ஆ. "ஐய்யோயோ! கரம் மசாலா சாம்பார்க்கா?" ஆ சரிங்க. <giggles> அது சாம்பார்ன்னு சொல்ல முடியாதேங்க, சரி. ஆ ம். அ. ம். "ஐய்யோயோ! ஏற்கனவே பண்ண பத்தாதலாம் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் பொடியா?" சரி. ஆ.
<laughs> ஆமா, சிக்கன் மசாலா ஒண்ணு இருந்துச்சு. அதையும் எடு. "அதையும் போடுவோம்" அப்டின்னு போட்டு விட்டேன் நானு. <laughs> சரிங்களா.
ஐய்யோயோ! "என்னங்க, ரொம்ப அநியாயங்க தொவரம்பருப்பு சாம்பார்ல சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அப்பா!" அருமை அருமை ஆ.
கண்டிப்பா. கண்டிப்பா. அது வந்து நீங்க "நான் சிக்கன் போடலன்னு" சொல்ட்டு, நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். சிக்கன் மசாலாவோடு நிறுத்தியிருக்கிறேன் ஓகேங்களா! அது வந்து போட்டு போட்டாச்சு. ஆனா, சாம்பார் கலரே வரல. இப்போ "என்னடா பண்ணலாம்? இப்டி ஆயிடுச்சே!" அப்டின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிட்டு இருக்கேன். சரி, "மஞ்ச பொடி போடணுமா? மஞ்சள் வர்றதுக்கு, மஞ்ச பொடியும் போடலாம்ன்னு" சொல்லிட்டு இன்னும் நல்லா மஞ்ச பொடி போட்டாச்சு, நல்லா கொதிக்க விட்டேன் சரிங்களா? நல்லா கொதிக்க விட்டேன். ஒரு மாதிரியா நல்லா இருக்கிற மாரி இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த சிக்கன் மசாலா, சிக்கன் கொழம்பு அப்டின்னா, மக்களுக்கு புடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே நான் வெஜிடேரியன்ஸ் தான். அந்த ஸ்மெல் வருது. ஆனாலும், அது சாம்பார். சரிங்களா? <laughs>
அப்புறம் என்ன ஆச்சு? க ஆ சரிங்க. நா. ஆமா. ம். அதாச்சும் அந்த "தால்ச்சா" மாதிரி வந்து "என்னப்பா பருப்பு போட்ருப்பாங்க. அந்த இதெல்லாம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிப்பாங்க அது பேர் வந்து 'தால்சா'ன்னு சொல்லி முடிச்சுப்பாங்க." அந்த மேரி ஏதாச்சும் பேர் வச்சிங்களா? இல்ல அதே "சாம்பாரு"ங்கிற பேர்லேயே குடுத்து விட்டுட்டீங்களா உங்கள ஃப்ரெண்டுகளுக்கலாம்?
ஆமா. ஆமா. கண்டிப்பா. இல்ல. ம். நான் "சாம்பார்னே" சொல்ட்டேன். நான் "சாம்பார்னே" சொல்ட்டேன். நான் வேறு எதுவுமே சொல்லல. "சாம்பார் இது வித்தியாசமான சாம்பார், எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்டி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு தனியா வந்து சொல்லணும்" அப்டின்னு சொல்லி சொல்ட்டேன்.
நீங்க சாப்படல ஆக மொத்தம்?